ஐயோ! அங்கேயே போனா அங்க டெக் வந்துருதே. அதனால அத நான் விரும்ப மாட்டேன். இந்த லைட் வந்து கண்ணுல அடிக்கிற ஒரு விஷயமே வந்து, நான் வந்து விரும்பாத விஷயங்கள்தான். அதனால வந்து என்ன சொல்றது, அதனால நம்முடைய அந்த கதிர்களால நம்ளுடைய மனசுல வந்து ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்துருதுங்க. அதனால எனக்கு அது ஒ மொத்தமாங்க இன்னொன்னு சொல்லுவாங்க என்னுடைய தோழிகள்லாம். உனக்கெல்லாம் எதுக்கு ஒரு ஃபோனுன்னு கேப்பாங்க என்கிட்ட. <laughs> ஏன்னா பாத்தீங்கன்னா எனக்கு இன்கமிங்கும் வராது, அவுட் கோயிங்கும் போகாது. நான் அதுல வந்து ஒண்ணும் அந்த வ அவ்வளவு விஷயங்கள் நான் வந்து அதுல விளையாடுறது கிடையாது, ஒண்ணும் செய்ய மாட்டேன். எனக்கு எப்பயாவது ஒரு தடவை கூப்பிடணுமா? அந்த மாரி ஒரு நேரத்துல எப்பயாவது கூப்பிட்டதுதான் உண்டு. அதுவும் என் வீட்டுக்காரர கூப்பிடுவேன். அவரு என்னை கூப்பிடுறதே கிடையாது. கூப்பிட்டா பிரச்சனை தாண்டா கூப்பிடுறது இல்ல! அ அப்ப அந்த மாதிரி, அப்போ வந்து எனக்கு அந்த இத பொறுத்தவரைக்கும் இந்த லைட் இல்லாத விஷயங்கள், இந்த ப்ளூ ரேஸ் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த விஷயங்கள் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியான விஷயங்கள்லாம் நாங்க நெறைய ரசிப்போம். வீடு சுத்தியம் பாத்தீங்கனாலே வந்து ஒரு தோட்டம் மாதிரி இருக்கும்.
ஓ! ம், ம். ம். <laughs> ஓ! <laughs> கூப்பிட்டா பிரச்சனைன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்டின்வாரு. ஆ, ஆ ,சரி, சரி. அஹோ. ஓ! உங்க வீட்லயா?
ஆமாங்க. <chuckles> அதுல வந்து என்னுடைய மூத்த மகன் வந்து இப்ப கல்லூரியில படிக்கிறாரு. அந்த விடுதில தங்கி இருக்காரு, வீட்டுக்கு வருவாரு, இன்னைக்கு வராரு. அது ஆமா. அவரு
சரி, சரி. ஓ! இன்னைக்கு வராரா, ஓகே. இன்னைக்கு என்ன வெள்ளிக்கிழமை இரவுங்கிறாலையா?
இல்ல அவருக்கு வந்து ஒரு இந்த இன்டர்ன்ஷிப்னு ஒண்ணு இருக்குது, அதனால அதுக்கு போகணும், அதுக்கு தயார் ஆவறதுக்காக வராரு. அப்போம் அந்த மாதிரி நேரத்துல அவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த தோட்டம் ஃபுல்லா வந்து சூப்பரா பார்த்துக்கிருவாரு. அந்த தோட்டத்துல இருக்கிற அந்த வாழை மரத்துக்கு தண்ணி ஊத்துறது, <chuckles> அதே மாதிரி அவருக்கு ஒரு அழகான ஒரு இது இருக்குது, ஒரு சின்ன ஒரு ஹாபி மாதிரி சொல்லலாம். இந்த மணி பிளான்ட்லாம் நெறைய வந்து இந்த மீட்டர் வைக்கிறதுக்காக, வாட்டர் மீட்டர் வைக்கிறதுக்காக வந்து வெட்டிட்டாங்க. அப்போ அது கூட வந்து, "ஐயோ! இருக்கு இப்டி போகுதே," அப்டின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, இந்த மணி பிளான்ட்டே வந்து நான் என்னுடைய டேபிள்ல, அதே மாதிரி வீடுக்குள்ளலாம் வந்து இந்த பாட்டிலுக்குள்ள வச்சு, தண்ணிய ஊத்தி அழகா ஸ்ப்ரே அடிச்சு சூப்பரா பராமரி <laughs> அ
ஓ! வியாழக்கிழமை. சரி, சரி. சரி, சரி. ம். சிறப்பு, சிறப்பு. ஆ. அஹ்ம், அடடா! அடடாடா! சூப்பர், சூப்பரா சொல்றீங்கள்ல, ஒரு ஒரு கலைநயத்தோட ஒரு விஷயத்த செய்றாரு. ஆ.